ஆஹா சரிங்க.
அதுக்கும் ஒரு மேல 1 மாடியும் இருக்கு அதனால எனக்கு வந்து பிரச்சனை இல்லையா, கொஞ்சம் சுலபமா காக்கா வர்றதோ ஏரோபிளேன் இந்த மாதிரி வர்றத வெச்சு எப்படியோ ஊட்டி விட்டுருவேன்.
ஆஹம். ம். ம். ஆஹா! சரி, சரிங்க. ஆ.
சாப்பிடறது தான் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும்.
ஆமாங்க. அது தான் கஷ்டம். பரவால்ல, நீங்க வீட்ல இருந்துட்டே பாத்துக்கறதுனால கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு.
ஆமா.
ஆ. இப்போ எ அ அந்த குழந்தை வந்து அ எங்காவது கீழ ஓடிப் போய் விழுந்துட்டு அழுதுட்டு இருக்கும் போது எல்லாம் நீங்க என்ன மாதிரி எல்லாம் சொல்லி சமாதானப்படுத்துவீங்க?
அப்படின்னு பாத்தா நான் அந்த நேரத்துல வந்து நான் பாக்க மாட்டேங்க நான் திரும்பிருவேன். ஏன்னா, இவன் வந்து அவன் நம்மள பாத்தாதான் ரொம்ப அழுகுறது சிணுங்குறது இந்த மாதிரி நடந்துக்குவான். அதனால, கீழ விழுந்தாலும் அவனே எந்திரிச்சு நடக்குற மாதிரி தான் நான் உட்டுருவேன்.
<laughs> ஆஹ சரிங்க. ஆஹா சரி, சரிங்க. அப்ப விழுந்தா நீங்க வந்து கண்டுக்க மாட்டீங்க. எந்திரிக்கிட்டுன்னு விட்டுருவீங்க. ம்.
ஆ. ஆமா. கண்டுக்கமாட்டேன், அ அவனுக்கு ரொம்ப அடிபட்டு இந்த மாதிரி ஆச்சுனா பாருங்க அப்ப நான் போலாம் சும்மா ஓடிட்ருக்கப்ப விழுகுறது வந்து அது சாதாரண விஷயம் தானே, இதுவும் ஒரு படி தான் அப்படின்னு நெனச்சுகிட்டு விட்ருவேன் நானு கவனிக்க மாட்டேன். அந்த மாதிரிலாம் ஆனா ஒரு சம்பவம் வேற நடந்துச்சுங்க எனக்கு இந்த மாதிரி பெரிய சம்பவமா
ம். ம். ஆமா, ஆமாங்க. ம். அஹ். என்னாச்சுங்க?
அப்பதான் நான் சாப்பாடுலாம் ஊட்டிட்டு உள்ள வந்து அவன பெட்ல நிக்க வெச்சு விளையாண்டுகிட்டு தான் இருந்தான், அப்ப எங்க அப்பா வந்து வீடியோ கால் வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. இவன் இப்டி பெட்ல குதிச்சு குதிச்சு விளையாண்ட்டுருந்துட்டு நல்லாதாங்க இருந்தான், திடீர்னு தொப்புனு கீழ விழுந்து அந்த டைல்ஸ் வெட்டிருச்சு போல இருக்கு மண்டையில.
சரிங்க. ம். ம். ஆஹா! ஆ புரியுது, புரியுதுங்க. அப்புறம் என்னாச்சுங்க?
ஆ. நான் வந்து சரி சும்மாதான் விழுந் விழுந்துருப்பான், தேச்சு விட்டா சரின்னு நான் தேச்சுக்கிட்டு இருக்கேன், ரத்தம் பொலபொலன்னு ஊத்துதுங்க கீழ. டைல்ஸ் எல்லாம் ரத்தம், எனக்கு ஒண்ணுமே புரியல, ஒருத்தரும் கிடையாது இங்க. கணவரும், ஆபீஸ் அப்பதான் போனாரு.
ஆஹா! அச்சோ! ம். அடடா! ம்ஹ்ம். அப்புறம் என்ன தான் பண்ணீங்க?
அப்புறம் கீ கீழ ஒருத்தவங்க இவன் வயசுலயே ஒரு குழந்தை வெச்சிருக்காங்க, ட்வின்ஸ் அவங்கள்ட்ட போய் சொன்ன உடனே அவங்க ஆட்டோ புடிச்சு வேகமா வந்து மருத்துவமனைக்கு அவங்க தான் கூட்டிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் கணவருக்கும் கால் பண்ணி இந்த மாதிரி சொன்னேன், அவங்க உடனே அவங்களும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் அழுதது வந்து இன்னுமே என்னால மறக்கவே முடியலங்க, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு.
சரிங்க. ம். ஓஹோ! ம்ஹ்ம். புரியுதுங்க, புரியுதுங்க. ரொம்ப கஷ்டம். ஆமாங்க புரியுதுங்க. ஆனா ரத்தத்த பாத்தா நமக்கு மனசே ஒடஞ்சிடும்ங்க. என்ன எப்படிதான் வந்துட்டு ஏன்னா, என்னன்னா பிரச்சனை, அந்த கீழ விழுந்து ரத்தம் வரும் போது நம்ப மேல தான் தப்புன்னு அந்த குற்றவுணர்ச்சி வரும் பாருங்க, <tsk> அத வந்து தாங்கிக்கவே முடியாது.
ம். ஐயய்யோ! ஆமா. எனக்கெல்லாம் மயக்கமே வரும். ஆமா.

ரொம்பவேங்க, இந்த மாரிலாம் பண்ணவே கூடாது. அவ அன்னைக்கலாம் எனக்கு தூக்கமே வரலங்க, அன்னைக்கு முழுக்க. நம்ம இந்த கால் பண்ணாம இருந்திருக்கலாம். அந்த பெட்டுக்கு கூட்டிட்டு போயாம இருந்திருக்கலாம். என்னென்ன தப்பு பண்ணேன்னு நான் உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அந்த நாள் ஃபுல்லா. ம்ஹ. இதுல வந்து இந்த சொந்தக்காரங்க இருக்காங்க பாருங்க, அவவுங்க அதுக்கு மேல நம்பள போட்டு வறுத்து எடுத்துர்றாய்ங்க! என்ன பண்ண? ஏன் பண்ண? ஏன் இப்படி பண்ண? இது அஜாக்கிரதையா அதனால தான இப்படி ஆச்சு குழந்த தானே நீ அத அப்படிவுட்டுட்டு வேற என்ன வேலையா பாத்த? கொழந்தையவுட்டுட்டுன்னு, அவ்ளோ பேச்சு நா ஆல்ரெடி நம்ம ஒரு இந்த மனநிலை இருப்போம்.
ம். ம். ஆமா, ஆமாங்க. ம். ஆமாங்க, ஆமாங்க. ம். அப்போ ஆ, ஆச்சோ! ம். <laughs> என்ன பண்றது? அ. ஆமாமாங்க. ம். ஆமாங்க. நம்மளே வந்து மனசு நம்மள குத் அ குத்தீட்டுருக்கும். அ அந்த நேரத்துல அவங்களும் சேத்தி குத்துவாங்க. என்ன பண்றது எல்லாத்தையும் வாங்கி தான் ஆகணும். <chuckles> ம்.
ஆ. ஐய்யயோ! ஆமா. ரொம்ப கஷ்டமா போச்சு, ஆனா என் கணவர் வந்து எதுவும் என்னைய சொல்லல. தனியா இருக்கேன்னு அவங்க வந்து புரிஞ்சுகிட்டு "சரி உடு. பாத்துக்கலாம் கவலப்படாத. ஏ நான் இனிமே வந்து நீ வந்து கொஞ்சம் ஜா ஜாக்கிரதையா இருந்துக்கோ" அப்படின்ற மாரி தான் அவர் உறுதுணையா தான் இருந்தாரு. அது அதான் அவுங்க மத்தவங்க அப்டி சொன்னாலும். ஆ. அதுதான் ரொம்ப கொஞ்சம் மன ஆறுதலுக்கும் இருந்துச்சு. இவவுங்களும் இன்னும் திட்டியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் டவுன் ஆகி, வேற பைத்தியமே புடிச்சிருக்கும் எனக்கு. <chuckles>
அருமைங்க. ம். ம். ம். அருமைங்க, அருமைங்க. அதாவது கணவராவது வந்து உங்கள புரிஞ்சுகிட்டாரு. ம். பரவால்லைங்க. அச்சச்சோ! ம். இப்போ குழந்தைக்கு சரியாயிடுச்சுங்களா?
ஆ சரியாயிடுச்சுங்க. அவன் வந்து அந்த கட்டு போட்டு வந்ததுக்கப்புறம் அவன் வந்து அந்த வலிய பத்தி அவனுக்கு இதே இல்லங்க. அவன் பாட்டுக்கு ஓடுறான் ஓடியாடுறான். ஆமா, திருப்பி அதுல போய் இடிச்சுக்குவணோனு வேற நமக்கு பயம்.
<chuckles> கவனிக்கிறதே இல்ல. அத பத்தி. ம். அச்சச்சோ! ம்ஹ்ம். ஒவ்வொரு தடவையும் பாத்துக்க வேண்டியதா இருக்குது.
ஆ அந்த அளவுக்கு ஆமா. ஒரு <chuckles> தடவ விழுந்தது பத்தான்னு இது வேற குடு குடுன்னு கரெக்ட்டா அந்த மண்டையில தான் போய் இடிச்சுக்குது.
ம். அ, அச்சச்சோ! <inhales> ம். <laughs> சரி, சரிங்க. ஆனா, குழந்தைங்கள்ல வளர்த்தறது ரொம்ப கஷ்டங்க. <laughs> நமக்கு இங்க பத பதன்னு இருக்கும், அவங்க அத கண்டுக்கவே மாட்டாங்க. எங்க பக்கத்து வீட்டு குழந்தை என்ன பண்ணுனா? அ ஒரு, பூறான், புழுவலாம் ஒடன அத போய் போய் புடிச்சுட்டு வருவா. <laughs> எங்களுக்குன்னா ஆமாங்க. அப்புறம் கட்டெறும்பு நல்ல வாய் வந்து திறந்துட்டுருக்கும். அ அத போய் பிடிப்பா அவ கைய தான் கடிக்கும் அது. அந்த கடிக்க கடிச்சதோட த கையில தூக்கிட்டே வந்து காட்டுவாங்க பாருங்க அப்பிடின்னு. <laughs> ரொம்ப கஷ்டங்க.
ஆ, ஆனா அதுக்கு ரியாக்டே எதுவும் பண்ணவும் மாட்றான். <chuckles> ஐயய்யோ! ரொம்பவேங்க. ம். ஐயய்யோ! நமக்கு பயமா இருக்கும். ஆ. ஆ. ஐயய்யோ! நா எப்படி அதான் அந்த வலிய தாங்கிட்டு அவங்க வந்து அத எதுவுமே வந்து பாட்டி காட்டிக்க மாட்டேங்கிறாங்க பாருங்க.
ம். ஆமாங்க. வலிக்கு இப்ப அவங்களுக்கு வலிக்குதான் வலிக்கலையனே நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்மலாம் பாத்தா குடு குடுன்னு ஓடுவோமே ஆமாங்க, அ அந்த வலிக்கூட வந்துட்டு நம்மளால புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். அதாவது வலிக்கவே இல்லனா கூட, பசிச்சா கூட வந்து ஓவரா கத்துவாங்க. அ இந்த மாதிரி அடியெல்லாம் பட்டுட்டாங்கன்னா, அந்த அ வலிய வந்து வெளிய காட்டவே மாட்டீங்கிறாங்க.
ஆ அதுதான் ஒண்ணும் புரிய மாட்டீங்குது. <laughs> ஆமா. ம். ஆமாமா.